இடம் வகுக்குது. இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமா சினிமான்னு ஒண்ணு உருவாகுது. இப்ப நமக்கு நமக்கு வந்து எப்டி யுட்யூப்ன்ற ஒரு விஷயம் வந்து உருவாகுதோ, அந்த மாதிரி முன் முன்னாடி காலத்துல சினிமாங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. கேமராவச்சு நம்ம நெனைக்கிறதலாம் எடுக்கலாம்னு தெரிஞ்சோன, நம்ம இங்க வந்து 3 தீபாவளி கண்ட படம் வந்து ஹரிதாஸ்ன்ற ஒரு படம். அ, அந்தப் படத்துல வந்து அ டீகே பாகவதர் வந்து, அ என்ன பண்றாப்படி அப்டின்னா, அதுல வந்து 32 பாடல்கள வந்து அந்த 1 படத்துல வைக்கிறாப்புள்ள. அ ஆமா, அந்த 32 பாடல்களும் ஆ சரியான கருநாடக இசையில அ வடிவமைத்த பாடல்கள். பல பாடல்கள வந்து திரும்ப இதில பயன்படுத்திருக்காரு இந்த பாட்ட. அப்டியேல்லாம் பார்க்கும்போது அவங்களோட முக்கியத்துவம் வந்து, அ திரை திரை மொழியையும் சேர்த்து, அ இசையையும் சேர்த்துதான் குடுக்கணுன்னு நெனைக்கிறாங்க. அப்போ வந்து அதோட தொடர்ச்சியா தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து, அ அனிருத் அப்டின்ற ஒரு பேரு வந்து நம்ம எல்லாருக்கும் பட்டி தொட்டி எங்கும் தெரியுது அப்டின்னா, நம்ம வந்து இசைய வந்து கவனிச்சுக்கிட்டே வரோம். <clears throat> ம்.
ஏ அப்பா! ஆமா. கண்டிப்பா குழந்தைகளுக்குக் கூட வந்து அ அனிருத்தோட பாடல்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
கரெக்ட்டு. அப்போ அப்போ இதே மற்ற நாடுகள்ல போய்ப் பாருங்களேன். இப்போ ஜிம்பாப்வே, ஆஸ்திரேலியா இல்ல வேற ஏதாவது ஒரு நாடுல வந்து நீங்கப் போய் வந்து அ ஒரு ஒரு குழந்தைகிட்ட வந்து இப்ப கரண்ட்ல இருக்குற அ மியூசிக் டைரக்டர் யாரு உனக்கு புடிக்கும் அப்டின்னு கேட்டா, அவுங்களுக்குத் தெரியாது. ஏன்னா அங்க வந்து ஒரு பிரதானமான சந்தையே இல்ல.
இசைக்கு வந்து ஒரு இது குடுக்கிறது இல்ல.
ஆமா இசைக்கும் சரி, திரைப்படத்துல வர இசைக்கு வந்து முக்கியத்துவம் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறது இல்ல. இங்க இருக்கிற ஒரு கொண்டாட்ட மனநிலை வந்து அங்க யாருக்குமே இல்ல. அங்க வந்து இசைய மட்டுமே ரசிப்பாங்க. ஒரு பாடல் வருதுன்னா அந்தப் பாடல மட்டுமே ரசிப்பாங்க. பெரும்பாலும் அந்தப் பாடல் வந்து தனியான முறையில இப்ப சொல்ற சுயாதீன அ இசை அ காணொளி அப்டின்ற மாதிரி அது தனியான ஒரு விஷயமா வந்துருது. இப்போ அ இப்போ பார் எக்சாம்பில் மைகேல் ஜாக்சன் இருக்காரு. மைகேல் ஜாக்சன் வந்து அவரு வந்து இதிலேயே ப திரைப்படங்கள்ல சில படங்களில்ல பணியாற்றி இருக்கலாம். ஆனா அவரோட தனி அ அவரோட இசை எல்லாமே சுயாதீனமா அவரு அவரே சூட் பண்ணி, அவரே ஆக்ட் பண்ணி, அவரே வந்து டான்ஸ் ஆடி, அவரே பாடி, மியூசிக் பண்ணி வந்தது தான். அந்த மாதிரி இசையை வந்து எல்லாரும் அங்க வெளிநாட்டுலலாம் ரசிக்கிறாங்க, ம்.
இப்ப வந்து அது ஓ

இப்ப வந்து இந்த அனிமேஷன் படங்களெல்லாம் வந்து வருது இல்லையா? ஒரு து படங்கள்ல வந்து ஃபுல்லாவே இசையிலேயே வரும். அந்தப் பேச்சே இல்லாம இசையிலேயே கொண்டு போற படங்களும் உண்டு. அந் அந்த அதப் பத்தின அனுபவம் இருக்கா உங்களுக்கு? அந்த மாரி படங்கள் பார்த்திருக்கீங்களா?
நிஷ் ஆ ம். ம். ம். ஆ, நிச்சியமா. இப்ப நம்ம இப்ப வளரும்போதே எல்லாருமே நம்ம பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தவுடனே, முதல்ல பாக்குறது கார்ட்டூன் நெட்ஒர்க்கா தான் இருக்கும். அந்தக் கார்ட்டூன் நெட்ஒர்க்குல பலதரப்பட்ட, அ படங்கள் அதாவது சின்ன, சின்ன தொடர்கள் வரும். நீங்கச் சொன்னது எனக்கு ஒரு விஷயத்தப் பெரிசா ஞாபகப்படுத்துது. எனக்கு என்ன சொல்ல இ நீங்கச் சொல்ற மாதிரியே ஒரு ஒரு தொடர்ல வந்து, சு அ எப் அ இப்ப வசனங்களே இல்லாம, வெறும் அ மியூசிக்லயே போகும். ஆஸ்வால்டுன்னு நெனைக்கிறேன்.
ஏதாவது உதாரணம் உதாரணம் இருந்தா சொல்லுங்க.
ஆமா. அ, உதாரணம் சொல்றேன். ஆஸ்வால்டுன்னு ஒரு தொடர் இருக்கு. ஆஸ்வால்டு தொடர் நீங்கக் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அது வந்து அ அதுல வந்து வசனமே இருக்காது. அதுக்கு பதிலா என்ன இருக்கும் அப்டின்னா, அ சம்பவங்கள் இருக்கும். அது கார்ட்டூன் நெட்ஒர்க்குல வரும். அது எப்டின்னா ஒரு ஒரு ஆக்டோபஸ் ஆக்டோபஸ் இருக்கு இல்லீங்களா. கடல்வாழ் உயிரினம். அஹ, அதே தான் அதே தான். ஆமா அது கேப் போட்டுட்டு இருக்கும். அதோட ஃப்ரண்ட்டு டெய்சின்னு ஒண்ணு வரும். அது ஒரு சன் ஃபிளவர். அது ஒரு சின்ன ஃபிளவர் அது.
அப்டியா? அது எந்த சேனல்ல வரும்? ஆ, பார்த்திருக்கேன். அது வந்து ஒரு ப்ளூ கலர்ல இருக்குமே. ஆஹ் அது கேப் போட்டுட்டு கொஞ்சி கொஞ்சம் ஞாபகம் வருது. நானும் பார்த்திருக்கேன் இந்த இது.
அ, ஆமா. அப்ப எல்லாரும் கண்டிப்பா பாத்துருப்போம், அந்தக் காலத்துல. என்னன்னா அ அதோட சேத்தி ஒரு பனானா மாரி ஒரு கேரக்டர் வரும். அப்போ அ
ஆம். ஆமா. ஆனா அது வந்து செய்றது அன்றாட வேலைகள் தான் செய்யும். ஆனா வந்து அனிமேஷன்ல அந்தப் பாட்டு அந்த மியூசிக்லேயே போயிடும். எதுவுமே பேசாது.
ஆ. ம். கரெக்ட்டு, கரெக்ட்டு இப்போ அதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, வெறும் இசைக்கோர்வையில அது அன்றாடப் பண்ற வேலைகள்ல, அது சந்திக்கிற மனிதர்கள் இருக்காங்கள, அது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கார்ட்டூன். நான் இப்போ பாத்தா இப்போ நெனைச்சு பாத்தா அது ரொம்ப முக்கியமான கார்ட்டூன்ன்னு தோணுது. ஏன்னா, அது ஒரு ஆக்டோபஸா இருக்கும். பக்கத்துல ஒரு இதா இருக்கும், பிலோவேர் இருக்கும். அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு பனானா இருக்கும். அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு அ ஒரு சைக்கிள்லே வந்து கேரக்டரா இருக்கும். இப்டியேல்லாம் அ அதாவது யாரும், யாரை போலவும் இருக்க மாட்டாங்க. நம்ம மனிதர்களும் அப்டித்தானே. நம்ம யாரும் ஒருத்தரை போல ஒருத்தர் இருக்குறது இல்ல. அப்ப ஒரு ஆஸ்வால்டு ஒரு சாதாரண சின்னப் பூ கூட வந்து நட்போட இருக்க முடியுது. அது வந்து அந்தப் பூ வேற ஏதாவது இதுக்கு தீங்கு பண்ணிட்டாலும், நம்ம தீங்கு பண்ணக்கூடாது அப்டின்ற ஒரு நீதி கதைகள் வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து எவ்ளோ தூரத்துக்கு அறத்த கையாள முடியும், மனிதர்கள எவ்ளோ தூரம் நேசிக்க முடியும் அப்டின்ற விஷயத்த வந்து, அது வெறும் இசையில மொழியே இல்லாம அது நமக்கு உணர்த்திச்சு இல்லீங்களா?
கண்டிப்பா கண்டிப்